"பணம் பத்தும் செய்யும்" அப்டின்னு சொல்லுவாங்க. பொதுவாப் பார்த்தீங்கன்னா, "பணம் இருந்தாதான் இந்த காலத்ல மரியாத" அப்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சமுதாயம் மாற்றம் வந்து நிகழ்ந்துட்ருக்குது. அப்டி இருக்குற காலத்துல பாத்தீங்கன்னா, நெறைய பேரு, அ குறுகிய காலகட்டத்துல நம்ம அதிகமான லாபம் சம்பாரிக்கணும் அப்டின்னு சில பணிகள்ல ஈடுபடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, இல்ல நமக்கு வந்து ஒரு நிலையான வருமானம் வந்து இருந்தா போதும்னு நினைப்பாங்க. நீங்க வந்து இது ரெண்ட்ல எத தேர்வு செய்வீங்க?
ஆ இது ரெண்டுமே வந்து சில நேரங்கள்ல உதவும். அ பெரும்பாலும் நிலையான வருமானம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ அதுக்காக நீங்க ஒரு, அதுக்குன்னு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன உருவாக்கணும். அதாவது, அடிப்படையா நீங்க வந்து அது சார்ந்த அ விஷயங்கள் வந்து நீங்க உருவாக்கணும். ம் உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு வியாபாரம் தொடங்கி அது மூலம் பெரிய வருமானம் ஈட்டனும்னா, நீங்க அதுக்குன்னு ஒரு குறைந்தது 3, 4 வருடங்கள் அதுக்குன்னு ஒதுக்கணும், மெனக்கெடணும். அந்த வியாபாரம் தானா வந்து அதுவாவே அ ரன் ஆகுற நிலைமைக்கு வர்றது வரைக்கும் நீங்க வந்து நெறைய உழைப்பு போடணும். அதுக்கப்புறம் தான் அது நிரந்தரமான வருமானம் குடுக்கும். அ அதே இது குறுகிய காலத்துல லாபம் சம்பாதிக்கணும்னா ஒரு நான் ஒரு உணவகத்தையே உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஏதாவது விழா காலங்கள்ல வந்து அங்கங்க கடைகள் போடுவாங்க.
கண்டிப்பா. ம்ஹ்ம். குடுக்கும். ம்ஹ்ம். கண்டிப்பா.
அ அந்த மாரி இதுல அந்தந்த சீசனல் அ பிசினஸ்ஸு ம்பாங்க. அதாவது அ சூழ்நிலை சார்ந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய வியாபாரங்கள்.
அதாவது அந்த பொருட்கள மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட்மென்ட்ங்குறத காமனு, <inhales> ஆனா எந்த சீசனுக்கு தகுந்த மாரி, அ சின்ன சின்ன வியாபாரங்கள பத்தி சொல்றீங்க!
ஆமா, ஆனா அதுல என்னன்னா, அதுல என்ன பிரச்சனன்னா? நம்ம எ போடுற ஒ கொள்முதல் நம்ம ஒரு ஒரு 200000 ரூவாய்க்கு பொருள் வாங்கி வச்சிருப்போம். ஆனா அது அந்த கரை சரியா அந்த ந்த எடத்ல வித்து முடியணும். இல்லனா அது உங்களுக்கு நட்டம் ஆயிரும். நீங்க எடுத்த லாபத்த விட பொருள் விக்காத லாபம், பொருள் அதிகமா தேங்கீர்ச்சுன்னா, உ உங்களுக்கு லாபம் சம்பாதிக்க முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த பட்டாசு விக்கிற கட. வில ஆமா நெறைய பேர் பாத்தீங்கன்னா நண்பர்களோட ஒரு இதோ, அ அறிவுரையோ இல்ல அவுங்களே யோசிப்பாங்க நம்ம ஏதாவது கைல கொஞ்சம் காசு இருக்கு போட்டு பண்ணலாம், நம்ம எடுத்தரலாம்
ஆ. ம். ம். ம் ம் ம். ம். ஆ கரெக்ட்டு, ம் ம் ம். இதுல இந்த குழுக்களா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்லி கூட சில பேர்லாம் போடுவாங்க, <inhales> இல்லைங்களா?
ஆமா அப்டி போடும்போது என்ன ஆகுன்னா, அந்த தீபாவளி நாள்ல அந்த பொருள் வித்தாதான் உங்களுக்கு வந்து வருமானமும் லாபத்தையும் நீங்க கணக்கு போட முடியும். விக்காத பொருள உங்களால திரும்ப குடுக்க முடியாது. அது போக அத நீங்க பத்திரமா பாதுகாக்கணும் அடுத்த வருஷம் வரைக்கும். அதுக்குன்னு எடம் வேணும் இந்த மாரி சிக்கல்கள்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா நீண்ட காலத்துக்கு வந்து நீங்க இதையே வைக்கணுன்னா, நீங்க அது சார்ந்து எதாவது ஒரு கடையாவே ஆரம்பிச்சிரலாம். அதும் நகரத்துக்குள்ள ஆரம்பிச்சு
ஆமங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா. ஆமா, <inhales> இப்போ அ ஹ ஹ. ம் ம் கண்டிப்பா. இப் ம். வருடம் முழுவதுமே வந்து அந்த வியாபாரம் பண்ணோன்னா, அதுல ஒரு நிலையான வருமானம் வந்து எவ்வொரு மாதமுமே நமக்கு வரும் இல்லைங்களா? இப்போ வந்து அ இப்போ குடும்ப பொறுப்புல இருப்பாங்கல்ல, சில சிலருக்கு பாத்தீங்க அப்டின்னா, அவுங்களுடைய பெற்றோர்களையும் அவுங்கதான் பாத்துக்கணும், <inhales> பிள்ளைகள், அவுங்களுடைய பள்ளிக் கட்டணங்கள், <inhales> அந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருப்பாங்க. அவுங்களுக்கு வந்து இப்போ மாத வருமானம்னு வச்சுக்கோங்களேன், தனியார் கம்பெனிகள்ல வந்து வேல செய்றாங்க. மாதம் வந்து ஒரு நிலையான வருமானம் வந்துட்ருக்குது. <inhales> இப்போ வந்து விலைவாசி ஏறு ஏற்றம் வந்து அதிகமாவே இருக்கு. திடீர்னு ஒரு மருத்துவ செலவு பெற்றோர்களுக்கு வந்துவிட்டது. <inhales> இல்ல அப்டின்னா ஒரு சுப செலவா பாத்தீங்கன்னா, <inhales> அவுங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லைங்களா? அதாவது தன்னுடைய வந்து வருமானத்த பெருக்குனாதான் அந்த பொருளாதாரத்த வந்து சரி செய்ய முடியும். அப்டிங்கிற ஒரு நெலமைல இருக்கும் பொழுது, அவரு வந்து <inhales> அந்த குறுகிய காலத்துல லாபம் ஈட்டு ற மாதிரி தொழில்கள வந்து தேர்ந்தெடுக்கறக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கா? அப்டி இருந்தா அது எந்த மாதிரி ரிஸ்க்கா இருக்குமா? இல்லன்னா அவருக்கு அதுல <inhales> கை குடுக்குமா? என் நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத பத்தி?
ஆமா, நிலையான வருமானம் இருக்கும். ம்! சரி. ஆமா. ம்ஹ்ம். ஆமா. அதாவது நம்ம குறுகிய கால லாபங்குறதே வந்து, அதோட இன்னொரு பேரே வந்து ரிஸ்க் அதிகமா உள்ள ஒரு விஷயந்தான்.
கண்டிப்பா, கண்டிப்பா.
ஏன்னா, நீங்க உங்களுக்கு அ உங்களோட ராசி அந்த நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சரியா அமைஞ்சதுன்னா, நீங்க ஏதாவது ஒரு தரவ லாபம் பாத்து தப்ச்சுருவீங்க. ஆனா, அதே இது வந்து வட்ட, வட்ட நடக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி பணம் பன்றதுக்கு வந்து அ வாய்ப்பு இருக்குன்னா, எல்லாருமே அந்த மாதிரி தொழில்கள பண்ண ஆரம்பிச்சுருவாங்களே! அதுனால, நிலையான வருமானம் தான் எப்பயுமே நல்லது, ஆனா குறுகிய காலங்கள்ல வந்து இப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் எடுப் நெனப் பண்ணுவாங்க. எப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி “ஒரு எ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி,” அப்டின்னு, அதாவது அ வியாபாரத்துக்கான வாய்ப்புகள் அப்புடின்னு போட்டு போடுவாங்க, நெறையா. நெறைய விளம்பரங்கள் விளம்பரங்கள் படுத்தப்படும் பேப்பர்கள்லயும் வரும். அந்த அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா, "இந்த ஃபிரான்ச்சசி ஓப் ஃபிரான்ச்சஸிகள் இருக்கும், ஆல்ரெடி அவுங்க வந்து அது மூலமா நீங்க இன்னொருத்தங்க பெயர உபயோகப்படுத்திக்கிட்டு," நீங்க அது சார்ந்த ஒரு வியாபாரத்த நீங்க எடுக்கலாம்.
ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. ம்ஹ்ஹுஹும். ஆமா. ஆமா, ஆமாங்க. இப்போ அந்த ஸ்கேம்ன்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்பு குரூப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஆசையை தூண்டி அதுல வந்து நம்ப சம்பாரிக்கிறது, அது வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, இப்போ மொபைல் ஃபோன் நீங்க கைபேசி எடுத்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் செயலியிலயே வந்து ஒரு குறுஞ்செய்தி வருது. “நீங்க வீட்ல இருந்தே சம்பாரிக்கணுமா? ஒரு மணி நேரத்துக்கு 2000, 3000” சொல்லிட்டு, “ஒரு பிக்சர மட்டும் பாருங்க,” அப்டீன்னு சொல்லி நெறைய பேர் வந்து அதுல வந்து எ அதை நம்பி உள்ள போயி, பணத்த வந்து இழக்கிற சூழ்நிலை இருக்குது, இல்லைங்களா? அத எப்படி பாக்குறீங்க நீங்க?
கண்டிப்பா, அது எ முந்தைய காலங்கள்லருந்தே, அது முந்தைய காலங்கள்ல என்னான்னா, பே செய்தித்தாள்கள் மூலம் நிறையா வந்து இந்த மாரி ஏமாற்று வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது, என்ன சொல்லுவாங்கன்னா, “வீட்டிலிருந்தே வேலை!” நீங்க பாத்தீங்கன்னா, பேருந்துகள்லலாம் அந்த துண்டு பிரசாரம் ஓட்டுவாங்க, நிறையா ஓட்டிருப்பாங்க, ஒரு நம்பரை குடுத்துட்டு. ஆமா, ஆமா. “பகுதி நேர வேலை, எந்த அனுபவம் முன் அனுபவம் தேவையில்லை, மாதம் 25,000த்துலருந்து 50,000 சம்பளம், உங்கள் பகுதி நேரத்தில வேலை செய்யலாம்,” அப்படின்னு நிறையா போடுவாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னாலே ஏமாத்து வேலதான். அதே இது இப்போ சமூக வலைதளங்கள், இணையதளங்கள் மூலமா என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு வேலை வாங்கிதரேங்கிற மாரியும் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அ எப்படியாவது பணம் சம்பாதிக்கலான்னு சில பேர் முயற்சி பண்ணும்போது, என்னாகுன்னா
கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம், ம். ஆமா, ஆமா, ஆமா. பகுதி நேர வேலைனெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா.
அத பயன்படுத்தி சில நிறுவனங்கள் வேலை அவுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேலை வாங்கிக் குடுக்கக்கூடிய நிறுவனன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி, அவங்களுக்குன்னே நிறைய பக்கங்களையும் உருவாக்கிறாங்க LinkedIn, Naukri இந்த மாரி இதில தெளிவா. ஆனா, அவுங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேலைவாய்ப்பு இருக்கு. இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டு, எதாவது ஒரு நிறுவனத்தோட பேர போட மாட்டாங்க, பிரபலமான நிறுவனம்ன்னு போட்டு, ஒரு பதவிய போட்டு, ஒரு 10 15 பதவி போட்டு தினந்தோறும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவுங்க நம்பரை குடுத்து கீழே வந்து, அதுக்கு நாங்க ஒரு அ குறிப்பிட்ட தொகைய வசூலிப்போம்ன்னு போட்டுருவாங்க.
ம்ஹ்ஹும். ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ஹும். கண்டிப்பா.
அ ஆனா ப் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கும் போது வேலைக்கு வர தன்னோட நிறுவனத்துக்கு, அலுவலகத்துக்கு வந்து வேல பாக்குறவங்ககிட்ட காசு வாங்க மாட்டாங்க.
மாட்டாங்க, மாட்டாங்க. கரெக்ட்டு. இத இதுல வந்து இந்த இடைத்தரகர்கள்னு சில பேர் இருக்குறாங்க இல்லேங்களா? அதாவது ஆல்ரெடி வேல செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் வந்து இப்ப நம்மளோட கம்பெனி வேலையவே நம்ம ரெகுலரா ஒருத்தர்கிட்ட ஆர்டர் குடுக்கிறோன்னா அந்த கம்பெனில இருந்து ஒருத்தர் பணிபுரியவர் வந்து தான் போய் போய் குடுத்துட்டு வர்றார்னா, அதுக்குள்ள அவங்க பேசி வச்சுக்குவாங்க. சரி இனிமே உங்களுக்கே நான் குடுக்றேன் எனக்கு இந்த கமிஷன் கொடுங்க. அந்த இடைத்தரகர்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து நிறைய அதிகோ இப்ப அந்த பணி, அதுக்கு அதுவே ஒரு பணியா மாறிடுச்சு ஆக்ஸூலா. அது மூலியமா லாபம் ஈட்ட முடியும்னு நீங்க நம்புறீங்களா?
இந்த மாரி. ஆமா. இல்ல இடைத்தரகர்கள் வேலைங்கிறதுலாம் வந்து அது வந்து என்ன கூலி அதாவது கெடைச்சா லாபம்ங்கிற மாரிதான் இருக்கு. அது வந்து, எ எ நான் வந்து, இந்த மாரி ஒரு முர ம மரபுக்கு எதிரா உள்ள விஷயங்கள்லாம் எதுவும் நான் வந்து ஆமா, ஆமா, ஆமா. அதனால வந்து நம்ம வந்து எது சரியா இருக்கோ அந்த வேலைகள மட்டும் தான் நம்ம வந்து பா ஃபாலோப் பண்ணனும். அதன் மூலம் தெளிவான ஒரு வருமானம் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப வேலைகள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிலையான வருமானம்னு பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு அரசாங்க வேலைகள். இல்ல பன்னாட்டு நிறுவனங்கள்ல உள்ள நல்ல ஒரு வேலைகள், அதுக்கு நல்லா படிச்சிருக்கணும். இந்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த மாரி வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு அ டாக்டரு, பொறியாளர் இந்தமாரி அவுங்களுக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. முறையற்ற வருமானம்னு கூட அத சொல்லலாம். ஆமா. ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ம்ஹ்ம். ஆமா. இந்த ம், ம். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ என்னதான் நீங்க பண்ணிங்க இருந்தாலும் இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்லக்கூடிய பங்குச் சந்தையில முதலீடு செய்றாங்க இல்லேங்களா? இப்போ நம்ம நாட்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ சில அம்பானி குரூப்ஸ், அதானி குரூப்ஸ்னுலாம் சொல்றாங்க இல்லேங்களா பங்குச் சந்தை. அவுங்களுக்கு எவ்வளவு தொழில் எவ்வளவு சொத்து இருக்கட்டும். பட் அந்த பங்குச் சந்தையில முதலீடு செய்யும் பொழுது தான், அவுங்களுடைய சொத்தின் மதிப்பு வந்து அதிகரிக்குது, பொதுவா பார்க்கப்போனுனா அது எப்பிடி ஒரு சாமானிய மக் மனிதனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அது உதவியா இருக்கும் இல்ல வந்து தெரியாம போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறதும் தொலைச்சுருவாங்களா? அத பத்தி எதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு?
ஆமா. ஆமா. அவங்களோட, அதாவது நிறுவனங்களோட முதலாளிகள் வந்து அந்த அ ப்ரமோட்டர் அப்டிம்பாங்க. ஒரு நிறுவனம் ஆரமிக்கிறாங்க இப்ப உ அப்டீன்னா, அவங்க வந்து தன்னோட நிறுவனத்த வந்து ஒரு குறிப்பிட்ட காலத் துவக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு ஓ பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து நிதி வாங்கி, அவங்க வந்து ஒரு நிறுவனத்த தொடங்கி இந்தியாவுல தொடங்குறாங்க. அவர்களோட ஐடியாவ சொல்லி பண முதலீடு மட்டும் வாங்கி அத பண்றாங்க. பண்ண உதாரணத்திற்கு இந்த Paytm நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்த புதுசுல அவங்க முதலீடு பண்ணது பாத்தீங்கன்னா, ஜ ஜப்பான சேர்ந்த ஒரு பிரபலமான நிறுவனம்.
கண்டிப்பா. ம்ஹ்ம். ஆமா, ஆமாங்க. ஓஹோஹோ!
அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த நி சின்ன நிறுவனங்களுக்கு வந்து முதலீடு பண்ணுறவங்க, ஒரு ஸ்டார்டப் ஐடியாவுக்கு சரியா. அதுலேருந்து முதலீடு பண்ணி இவங்க ஒரு வியாபார நோக்கத்த கொண்டு வராங்க, கொண்டு வந்து ஓரளவு அதுல லாபம் வருதோ, இல்லயோ ஒரு 4, 5 வருடங்கள் வந்து அந்த வ வணிகம் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியற அளவுக்கு ஆச்சு அப்டீன்னா, அதுக்கப்புறம் அத வந்து போய் நேரா கொண்டு போய் பங்குச் சந்தையில வந்து லிஸ்டிங் பண்றாங்க.
ம்ஹ்ஹுஹும். ம்ஹ்ம். கண்டிப்பா.
அதுனால என்ன ஆகுதுனா, அந்த மொதல அந்த ஜப்பான்ல உள்ளவர் வந்து நிதிநிலைய அவர் வந்து ஒரு பங்க வந்து ரூ. 2ங்குற விலைக்கு வாங்கிருப்பாரு.
அஹ.
இந்த பங்கு சந்தைல போயி, அவுங்க போய், முது அத வந்து லிஸ்ட் பண்றன்னைக்கு, அவுங்க வந்து ரூ. 200 ரூவாய்க்கு வந்து அத லிஸ்ட் பண்ணுவாங்க, 5 வருடத்துல.
லிஸ்ட் பண்ணிருப்பான். ஓ! அவருக்கு வந்து அந்த அளவுக்கு லாபம் வந்து, அவருக்கு, முதல்ல யாரு போட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அது போகும்!
ஆமா, இது வந்து மக்கள் வந்து இந்த பங்குக்கு வந்து, அடுத்த 5 வருடங்களுக்கான வருமானத்தையும் சேத்து தான், இந்த பங்கோட விலைய வந்து அவுங்க லிஸ்டிங் பண்றாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா! ம்.
இதனால வரக்கூடிய வந்து, ஒண்ணுமே தெரியாத புதிதா வரக்கூடிய அ மக்கள் வந்து, இது பங்கு சந்தைக்கு வரவங்க என்னன்னா, “ஓ, இது அ ரூ. 200 ரூவா தான” அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க, ஆனா வாங்குனோன்னயே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொ மொத்த பங்குகள் வச்சிருக்கிற அந்த ப்ரமோட்டர், அதாவது இன்வெஸ்ட் பண்ணவர் என்ன பண்ணுவார்னா, முதலீட்டாளர் ஜப்பானைச் சேர்ந்தவர், ஒரு குறைஞ்சது ஒரு அவரோட மொத்த தொகுப்புல இருந்து ஒரு 50% சதவீதத்த வித்துருவாரு, மொத்தமா.
ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம்ஹ்ம்.
அதனால என்ன ஆகுன்னா அந்த பங்கு ரூ.200 ரூவாலருந்து டக்குனு ரூ.150 ரூவாய்க்கு வந்துரும்.
வந்துரும். ஆனா அவருக்கு வேணுங்குற லாபத்த முதல்ல எடுத்துருவாரு. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான்.
அதிக லாபத்த அதிக லாபத்த எடுத்துட்டு போய்ருவாரு.
எடுத்துட்டு போயிருவாரு. ஓ!
ஆமா, இ அதுக்கு, அதனால தான் அதுல இந்த வேல்யூஷன்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது வே அந்த இதோட மதிப்பு என்னங்கிறது, அ சரியான, சரி மதிப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அத பாத்து, முடிவெடுத்து, நீண்டகால வருமானத்துக்கு அந்த பங்குல முதலீடு பண்லாம். அப்படி இருக்குற பட்சத்தில, ஒரு 5 வருடங்கள்ல நல்லா திறமையா போய்கிட்டு இருந்ததுனா, அந்த ரூ. 200 ரூவாயில இருக்குறது ரூ. 1000 ரூவாய்க்கு கூட போகும், பங்கு. 5 மடங்கு ஆகலாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா! ம், ம். இருக்கு இருக்குங்க. ஓகே. நீங்க ஓகே. நீங்க வந்து தனிப்பட்ட முறைல உங்களுடைய வருமானம் வந்து அதிகரிக்கனும், இ இல்ல அப்படின்னா, அதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள வந்து சம்ப பணம் சம்பாதிக்கிறது தான் குறிக்கோள், அது வந்து எப்புடி, எந்த மாதிரி நீ அ துறைய நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நிலையான வருமானமா? அ.
பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா, ஒண்ணு வந்து நம்ம பாக்குற வேலைலயே வந்து து நம்ம மேல்நிலைக்கு போறது, அ உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியரா இருக்காங்கன்னா, அவுங்க துவக்கத்த அசத்தோன்னா 35 வயதுக்குள்ள ஒரு பள்ளிக்கு பள்ளியோட அ பிரின்சிபல், அ தலைமை இருக்கிற தலைமை ஆசிரியர்ங்கிற நெலைக்கு போயிறணும். அப்படி போனா தான் அவுங்களுக்கு அந்த கிடைக்கிற வருமானத்துல அவுங்களோட வாழ்க்கைய நல்லா மேம்படுத்த முடியும். அதே நேரத்துல, அவுங்க ஆசிரியரா இருக்கும்போதே, பணத்த வந்து கிடைக்கிற பணத்தில ஒரு 30% சதவீதத்த வந்து அவுங்க செய் முதலீடு பண்ணணும்.
கண்டிப்பா, ம். ம், ம். கண்டிப்பா, கண்டிப் ம், ஹ், ம். கண்டிப்பா.
அது வந்து பங்குச்சந்தையா இருக்கலாம், அ இல்ல கோ தங்கமா இருக்கலாம். அப்படி முதலீடு பண்ணி ஒரு பங்கு.
தங்கம். அ உலோகங்கள்ல போடலாம். இத இந்த காப்பீடுகள் கூட போடுறாங்க இல்லீங்களா? அ வ வங்கிகள்ல வந்து சேமிக்கிறது, அது
என்னங்க? வங்கிகள்ல சேமிக்கறதுல வந்து உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய அளவுக்கு, நீங்க அதனால செல்வந்தராக முடியாது. நீங்க செல்வந்தரு ஆகணும், ஒரு வ ஒரு தலைமுறைக்கான செல்வத்த சேர்க்கணுன்னா நீங்க பங்குச்சந்தைல தான் பணத்த போடணும்.
லாபம் கிடையாது. ஓகே, ஓகே. போடணும். ம்ஹ்ம்.
ஏன்னா, அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு 10, ஒரு 20 வருடங்கள்ல நீங்க கன் 20 வயசுல ஆரம்பிக்கறீங்க, ஒரு 40 வயசு வரைக்கும் நீங்க வேல பார்த்து, மாதம் ஒரு முப்பது சதவீதம் போட்டிங்கன்னா அதுக்கடுத்து நீங்க, அடுத்த 40 வருஷத்துக்கு நீங்க வேல பாக்க தேவ இருக்காது.
ம். ஆனா, அது வந்து ஒரு குறுகிய கால லாபம் கிடையாது இல்லீங்களா? நீங்க சொன்ன மாரி பங்குச்சந்தை அப்டிங்கிறது, ஒரு நீண்ட காலம் அதுல இருந்தோம் அப்படினா நமக்கு வேணுங்கற லாபம் கிடைக்கும்.
அதாவது, அதுல வந்து நான் வந்து பாதுகாப்பான வழிய சொல்றேன். குறுகிய காலத்துலயும் நீங்க பணம் சம்பாதிக்கலாம் பங்குச்சந்தைல. ஆனா, அதுல என்னென்ன நெறையா அ பாதிப்புகள் இருக்கும், உதாரணத்துக்கு உங்க முதல் மொத்த முதலீடு கொல் நீங்க கொண்டு வர அ மொத்த பணமும் லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ம், ம், ம், ம். இருக்கு. கண்டிப்பா. ஓ! குறுகிய லாபம் பாக்கணும்னா இந்த மாதிரி, ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் நெறைய இருக்குதுங்கறீங்க.
ஆமா. தினசரி ஆமா. நீங்க வந்து ஒரு லட்சம் ரூபா கைல வச்சுட்டு தினசரி நீங்க 10,000 கூட சம்பாதிக்லாம்.
ம்ஹ்ஹ்ம்.
அதேமாரி தினசரி நீங்க ஒரு 20,000 இழக்கிறதுக்கும் அதுல வாய்ப்பு இருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப ஒரு தனி மனிதனுடைய வருமானம் வந்து நிலையா இருக்கணுனா அவன் வந்து எத செலக்ட் பண்னா ஓகேவா இருக்கும் நீங்க பொதுவான கருத்தா எத சொல்றீங்க?
அவனுக்கு நிலையான வருமானம் வேணும்னா தன்னோ தன்ன முதல்ல வந்து திறம்பட அவனுக்கு ஒண்ணு வேலை பார்க்கப் போறார்ன்னா நல்லா படிக்கணும், அந்த துறை சார்ந்து. அ நல்லா உயர்ந்தபடிப்பு படிச்சுட்டு ஒரு தரமான நிறுவனத்தில வேல பாக்கறதுக்கு வழிய தே நேக்கி நோக்கி போணும்.
கண்டிப்பா. ம்ஹ்ம். கண்டிப்பா.
தொடர்ந்து வந்து தன்ன மேம்படுத்திக்கிட்டே வே அந்த வேலைகள கத்துக்கிட்டு அடுத்தடுத்து பதவி உயர்வு பெற்று ஒரு திடகாத்திரமான நிலைக்கு வரணும். இது ஒரு வழி. இல்ல அப்டின்னா வியாபாரம் தொடங்க போறார்ன்னா, ஆ முழுமையா வியாபாரத்தில போய் தொடக்கத்தில ஒரு செயல்ல து ஒரு ஆ சு ஆ ஒரு டெஸ்ட்டு மாரி வச்சு பன் ஆமா. அறிவ வளத்துக்கிட்டு பகுதி நேரமா தொடங்கி, அதுக்கப்புற முழு நேரத்தில வியாபாரங்கள்ல உள்ள வரலாம். இந்த 2டும் இல்லனா பங்கு அதுக்கப்புற என்னனா அவங்க வந்து இதுல இந்த வேலைகள் பார்த்து சம்பாதிக்கூடிய வருமானத்தில இருந்து முதலீடு செஞ்சு.
அதுவு ம். அத பத்தின அறிவு ஆமா. அத பத்தின அறிவு கொஞ்சமாது வெச்சுக்கிட்டு அதுக்கப்புறம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ஹ்ம்.
அதன் மூலமா நீண்டகால வருமான ஈட்டலாம்.
கண்டிப்பா. எப்படி சொன்னீங்க? நீங்க சொல்றத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படீன்னா, "மொதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு நிலையான வருமானம் அப்படீங்கிறது அவசியம். ஒரு அதாவது, அந்த பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகள வந்து, நமக்கு பூர்த்தி செய்றதுக்கு நிலையான வருமானம் வேண்டும். அதுக்கப்பறம் வந்து நமக்கு இன்னும் லாபம் ப வேணும் அப்படீன்னா, நம்ம தேர்ந்தெடுக்குற துறைய பத்துன அறிவு. ஒரு அடிப்படை அறிவு வந்து நமக்கு இருக்கும்பொழுது மட்டுமே, நமக்கு வந்து அது கை குடுக்கும்." அப்படீன்னு சொல்றீங்க இல்லைங்ளா? அதே மாதிரி இந்த பங்கு சந்தை அப்படீங்கிறது, கண்மூடித்தனமா நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணாம, நமக்கு வர வருமானத்துல நம்ம செலவு போக, சேமிப்பு போக, ஒரு குறைந்த அளவு ஒரு 30%த்த மட்டுமே, நம்ம வந்து அதை பங்கு சந்தையில வந்து இடணும். அப்பொழுது தான், அது லாபமா இருந்துக்கும்பொழுதோ, நஷ்டமாக இருக்கும்பொழுதோ நம்மனால நம்மளுடைய பொருளாதார நிதி நிலமைய வந்து சமாளிக்க முடியும், இல்லைங்ளா?
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா.
கண்டிப்பா. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. எப்படீன்னா, அ பணம் சம்பாறிக்கறது எல்லாருடைய குறிக்கோளாகவே இருந்தா கூட, அத வந்து எந்த வழியில போகும்பொழுது அது வந்து நமக்கு உபயோகமாக மாறுது? அ ஒரு பங்கு சந்தை முதலீடு அப்படீங்கிறது இப்ப இருக்கற காலகட்டங்கள்ல வந்து, ரொம்ப அதிகப்படியா இருக்குது. அதுலேயுமே வந்து நீங்க வந்து ரொம்ப மைன்யூட்டுன்னு சொல்லக்கூடிய நுணுக்கமான பல விஷயங்கள வந்து நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே எனக்குமே பங்கு சந்தை மேல பெருசா இன்ட் தெரியாது, அத பத்தி தெரியாது. ஆனா அதுல இன்வெஸ்ட் பண்ணணுங்கற ஒரு ஐடியா இருந்தது. இப்ப உங்களிடம் பேசும்பொழுது அதை பத்திய நுணுக்கமான பல விஷயங்கள வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ, உங்களுடன் பேசியதில் வந்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் வாய்ப்பு இருக்கும்பொழுது, நாம் பேசலாம்.
உங்களோடே நெறைய விஷயங்கள பேசினதுக்கு எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.